கண்டிப்பாங்க. எ நான் புடவை கட்டுறதுனா எங்க ஃபேமிலியில எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. நான் வந்து கொஞ்சம் தனியா தான் தெரிவேன். என் கணவரும் சொன்ன மாரி, என்னோட செலெக்ஷன் எல்லாமே தனியா தான் இருக்கும். புடவையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகான பார்த்து பார்த்து எடுப்பேன். நான் வந்து என்ன மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்பாங்க பஸ்ஸுல போம்போது கூட கேட்பாங்க, "நீங்க இந்த புடவைலாம் எங்கே வாங்குறீங்க?" <laughs> அப்படின்னு கேட்பாங்க. அதுமாரி நான் வந்து ரொம்ப நேர்த்தியா தான் எடுப்பேன். ஊருக்கெல்லாம் போகணும்னா எதிர்ச்சியா.
சரி. அ. ம், ம். சரி, சரி, சரி. எத்தனை அதாவது எவ்ளோ நேரம் செலவழிப்பீங்க? ஒரு புடவை ச தேர்ந்தெடுக்கிறதுக்கு.
ஐயோ! ரொம்ப நேரங்க. <laughs> பொதுவாவே. <laughs> ஆ.
அதுதான் கேட்கிறேன். ஏன்னா, <chuckles> அதுதான் கேட்கிறேன் நான் இவ்வளோ நேர்த்தியா எடுக்கிறீங்களே! எவ்வளோ நேரம் ஆக்குவிங்க ஒரு புடவை எடுக்கிறதுக்குன்னு கேட்டேன். ம்.
கண் அது பெண்களுக்கே உண்டான ஒரு விஷயம்ங்க. அதை நம்மகிட்ட இருந்து பிரிக்க முடியாது இல்லையா? பெண்கள், புடவை.
கண்டிப்பா, கண்டிப்பா. இல்ல அதாவது எல்லாரும் எடுப்பாங்க எல்லாரும் எடுப்பாங்க. நேரம் தான் செலவழிப்பாங்க. ஆனா சப்பையா தூக்கிட்டு வருவாங்க. தெரியுமா? நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர. இப்ப நீங்க உங்கள பார்த்து 4 பேர் கேக்கும்போது எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. அப்ப நீங்க எத்தன மணி நேரம் நீங்க செலவழிப்பீங்க? எந்த மாரி நீங்க வந்து எடுப்பீங்க? அப்படின்ட்டு.
ஆ. ஆமா, ஆமாங்க. நான் நிஜமா சொல்றேங்க. புடவை எல்லாம் எடுக்க போறேனா என்கூட யாருமே வராதீங்கன்ருவேன். நானே சொல்லிடுவேன், தயவு செஞ்சு வராதீங்க. <chuckles> ஆ என் கணவரெலாம் முறைச்சிருவேன். ஓடிடுருவாரு. கடையில போய் எங்கேயாவது உட்கார்ந்துருவாரு. நீங்க போய் உட்காருங்கப்பா, ஃபோன் பார்த்துட்டுருங்க. நான் முடிச்சுட்டு கால் பண் என் கணவருக்கே தெரியுங்க. வந்து ஒரு 0:30 மணி நேரம் என் கூட நிப்பாரு. அதுக்கப்புறம், பார்ப்பாரு. ஒன்னுமே அந்த 0:30 மணி நேரத்தில 1 கூட எடுத்திருக்க மாட்டேன், 1 கூட செலக்ட் கூட பண்ணியிருக்க மாட்டேன். சரி நீ முடிச்சுட்டு கூப்பிடுப்பான்னு போய் உட்காந்துருவாரு. ஆனா அந்த அளவுக்கு ஒர்த்தா எடுத்துட்டு வந்து கட்டுவேன். அதுதான் என்கிட்டே வந்துட்டு ஒரு இது இருக்கும்.
ம். எ அவசரப்படுத்தக்கூடாது உண்மையிலேயே. ம். <chuckles> சரி. ம். சரி. பரவாயில்ல. கண்டிப்பா. பரவாயில்ல. அதாவது கலாச்சாரம் உங்கள ஆ முறையில் எப்படி ஒளி மிக அழகாக ஒளியிருக்கிறீர்கள் நீங்க சொன்னத வச்சே தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா சந்தோஷமா நிறைய விஷயங்கள் சொல்லி என்கிட்ட பகிர்ந்துகிட்டிங்க மிக்க நன்றிங்க.
<laughs> எனக்கு உங்க கூட பேசினதில ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்க நிறைய கேள்விகள் கேட்டீங்க. பொறுமையா இருந்தீங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க முடிஞ்சுது. ரொம்ப நன்றிங்க.

அதாவது பரவால்லைங்க. அது கூட ஏத்துக்கலாங்க. இப்ப வெளியூர்லாம் போறோம். அங்க போய் மடிப்பெடுத்துக்கிட்ருக்க நேரம் இல்லன்னு, ஒரு ஃபோல்டிங்க பண்ணி நம்ம வாங்கிட்டு போய் கட்டுறோம். ஓகேங்க. ஆனா இந்த நான் பண்ணீருக்கேங்க, <chuckles> ஒத்துக்கிறேன். ஆனா நானே பண்ணிப்பேன். வெளியிலல்லாம் குடுத்து பண்ண மாட்டேன். நான் வந்து ஃபோல்டிங் ப ஏங்க அது சிம்பிளான விஷயம் தாங்க. நம்ம Youtubeல பார்த்து கத்துக்கிட்டு, நம்மளே அத வந்து ஃபோல்டு பண்ணி, அயர்ன் பண்ணி எடுத்துட்டு போயிரலாம். இத ஒரு ரூ. 300 குடுத்து வெளியில போகணும்ன்னு அவசியம் இல்ல. இதையும் தாண்டி என்ன பண்றாங்கன்னா, ஆள வச்சு நல்லா அங்கனயே உக் அ அங்கேயே வச்சு நல்லா மடிப்ப போட்டு தேய் தேய்ன்னு தேச்சு, பொம்மைக்கு கட்டி வுடுற மாரி கட்டி வுடுறாங்க. அத பார்த்தா <laughs> பொண்ணு மாரியாங்க இருக்கு?
ம். ம். சரி, நீங்க அப்படி பண்ணீருக்கீங்களா? நல் அப்படியா! அ, அ. ம். அப்படியா! ம். ம். சரி. ஆமா, கண்டிப்பா. ஆமா, உண்மதான் அது. அ இப்ப உங்க கலாச்சாரம், உங்க ஆடைல பொடவைன்னு சொல்லிட்டீங்க. இப்ப இப்ப நீங்க பொடவ கட்டிட்டு, எங்கே எந்தெந்த கோவிலுக்குலாம் போம்போதெல்லாம் நீங்க எந்த பொடவைல போவீங்க?
கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
நார்மலா. அதாவது, எப்பவுமே பட்டு பொடவைல போக முடியாது கோவிலுக்கு. இப்ப டெய்லியும் கோ கோயிலுக்கு போகணும்ன்னா, டெய்லியும் பட்டு பொடவ கட்டிட்டு போகமுடியாது. இப்ப உங்களுக்கா ஒரு நேர்த்தியா தெரியும்ல்ல. அ இப்ப கோ கோயிலுக்குன்னா இப்படி ஒரு பொடவை கட்டி போனா தான் மகாலட்சுமி கடாட்சமா இருக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல? அந்த மாதிரி.
ஆமாங்க. ஆ. ஆமாங்க. நான் பொதுவா வந்து எல்லா நாட்களுக்கும் கோயிலுக்கு போமாட்டேங்க. செவ்வா, வெள்ளி கோயிலுக்கு போவேன். ஆனா, உண்மையா சொல்றேன், பொடவையெல்லாம் கட்டிட்டு போக எனக்கு நேரம் இல்லங்க. நான் உண்மயை ஒத்துக்கிறேன். நான் சல்வார்ல தான் ப் ஏன்னா வந்து நம்ப அ எல்லாமே பிஸி ஷெட்யூல்ல இருக்கங்காட்டி, பொடவை கட்டிட்டு போக நேரம் இல்ல. நான் வந்து பொதுவாவே சல்வார்ல தான் போயிட்டு வருவேன். அப்படி பொடவை கட்டுறேன் அப்படீன்னா, கல்யாண நாளுக்கு, என் பொண்ணு பொறந்த நாளைக்கு இந்த மாரி விசேஷ நாட்கள்ல கட்டுவேன். கட்டும்போது வந்து காட்டன் சாரீஸ் தாங்க கட்டுவேன். அ ஆமாங்க.
ஆமா. அப்படியா. ம். வேலை அவசரம். ம். ம். சரி. ம். ம். காட்டன் சாரி. அது தான். எல்லாருக்குமே இந்த கா பொடவை ரொம்ப புடிச்சு, பொடவையே கட்ட ஆசைப்படுறவங்க பெரும்பாலும் காட்டன் புடவைதான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா அது ஒரு தனி லுக்கு. உங்க உங்களுடைய ஆடை வந்து அ ஒருத்தலு வ நீங்க கட்டிட்டு போகும்போது உங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரா, "இது ரொம்ப உனக்கு நல்லாருக்கு. பொடவ தான் நல்லாருக்கு" அப்படீன்னு பார்த்து ரசிச்சு, என்னைக்காவது சொல்லியிருக்காரா?
கண்டிப்பாங்க.